கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப வந்து நெறைய பேர் வந்து இந்த சேலஞ் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நீயும் பண்ணு அந்த மாரி சொல்லிட்டு அது கொஞ்சம் எ சிரிப்பூட்டும் வகையில இருக்கும். எப்படின்னா 1 1 பக்கெட் ஃபுல்லா வந்துட்டு ஐஸ் தண்ணி இருக்கும். அதில நிறையா ஐஸ் கட்டிகள் போட்டுட்டு அதை நம்ம நம்ம மேல ஊத்திப்போம். ஊத்திட்டு நம்ம இப்ப வந்து நான் வந்து அது மாரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சேலஞ்ச் குடுத்தேனா, நீங்க அத பண்ணியாகணும். <laughs> அந்த மாதிரி சிலது வந்துட்டு கொஞ்சம் நகைச்சுவை நமக்கு தேவதான. அந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வந்து நான் வரவேற்பேன். அப்புறம் வந்து நெறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அம் ம நம்மளுடைய ஒப்பனைகள் எல்லாமே ரொம்ப அழகா வந்து பண்ணுவாங்க. அந்த கைல மெஹந்தி போடுறது, நல்லா தக்கிறது, உடைகள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துச்சுனா, அதெல்லாம் நான் வந்து வரவேற்பேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவை. இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து வரவேற்பேன். நான் சுத்தமா வரவேற்காதது பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆ இந்த மாதிரி விஷயங்கள் தான். நெறைய பேர் வந்துட்டு சிலர் வந்துட்டு இந்த டேட்டூ இதெல்லாம் வந்து போடுவாங்க. அது நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு புடிச்சுச்சினா போடலாம். ஆனா, இந்த கண்ணு அப்புறம் இந்த காது, மூக்கு இந்த மாதிரி ரொம்ப
ஆமாங்க. ஆமா. ஆ. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஒடம்ப அந்த கண்ணுக்குள்ள கருவிலிலலா போட்டு, நாக்க நடு நாக்க வெட்டி விட்டெல்லாம் பண்ணாங்க. அம்மா! அதெல்லாம் பாக்கும்போது அதுக்கு வந்து 1,00,000கணக்கில வந்து செலவிடுறாங்க. அந்த பணத்த வச்சு நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நெறையா பேர்த்துக்கு இப்ப வந்து உதவி செய்றதே ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அப்படி வெட்டிட்டு பண்ணுறதுக்கு. அதுக்கு பதி <laughs> மத்தவங்களுக்கு 4 பேத்துக்கு உதவி நீ செஞ்சு அவங்க ட்ரெண்டானா, அது ரொம்பவே நல்ல வழியில ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு வழி. இல்லைங்களா?
ஆ. அம்மா! கண்டிப்பா. ம். அ அதுவும் உண்மதாங்க. ம். <laughs> கண்டிப்பாங்க. இதுல வேற கொழந்தைங்கலாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி நானும் நாக்கு வெட்டிக்க போறேன். இந்த மாரி சொல்லிட்டு பட் ப பண்ண போற விஷயங்களும் இருக்கு. ப்ராப்பரா இத இத பத்தி தெரியாம, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ட்ரெண்ட்டாக்கவே கூடாதுன்னு வந்துதான் நான் நெனைக்கிறேங்க.
ஆமாங்க.